பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அம்மாக்கள்லாம் வந்து, அ பல விஷயம் நம்மளுக்கு வந்து செஞ்சு குடுப்பாங்க. இப்போ நம்ம கேட்கிறதையும் கூட வந்து "இதெல்லாம் செஞ்சு கொடுன்னா" செஞ்சு குடுப்பாங்க. ஆனா, 1 குறிப்பிட்ட 1 1 உணவு மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் "எங்க அம்மா செஞ்சா தான்யா அப்பிடி இருக்கும்" அப்டீன்னு வந்து சொல்லுவோம் இல்லயா? அந்த மாரி வகை இருக்குதா? அத பத்தி சொல்லுங்களேன்.
ம். ஆமா. எங்க அம்மா வந்து சுவாமிக்கு வைக்கும் போதுக்காக, 1 நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக, 1 சர்க்கரை பொங்கல் பொங்குவோம் பண்ணுவாங்க. ஆனா நானும், இப்ப வரைக்கும் பண்ணி பாக்குறேங்க. எனக்கு நானும் அதே தான் பண்ணுவேன். ஆனா எனக்கு வராது அதனாலே என்னவோ, எனக்கு கோவில்ல சாப்புட்ற மாதிரியான 1 டேஸ்ட் நமக்கு வேணுனு நம்ம நெனைப்போம்ல.
ம். சரி. ம். என்னங்க நீங்க? ஆமா.
அதுதான். அது எங்க அம்மா வந்து எ எங்கோ கேட்டு எங்க பாட்டி சொன்ன தான் ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க அம்மா "நானே எப்பிடி காத்துட்டேன்னு தெரில. நான் வந்து ப இப்ப பழகிடுச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல பாப்பான்னு" சொல்லிடுவாங்க ஒடனே "நான் ஓங்கிட்டேருந்து கத்துக்கிறேன்ம்மா, பாட்டியும் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. வ நெறைய வருடங்கள் செய்யும்போது அது பழகிடுது பா" அப்டீன்பாங்க. இப்போ மார்கழி மாதத்துக்கெல்லாம் அந்த பிள்ளையார் கோவிலுக்கெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க அம்மாவே.
அய்யய்யோ! ஆ. ஓஹோ! பரவால்லயே!
ஆ. பக்கத்து ஒரு தெரு பிள்ளையார் இருக்கும் இல்லையா? அதான் தெருக்கு தெரு ஒரு பிள்ளையார் இருக்கும்.
ஆமாமா. புடிச்சு வச்சாலே பிள்ளையார் தானே நம்ம ஊர்ல!
ஆ. ஆ. அதே தான். அந்த பிள்ளையார் கோவிலுக்கு வந்து நெய்வதியத்துக்காக, சர்க்கரை பொங்கல் நாங்க குடுப்போம், மார்கழி மாதத்துல. மார்கழி மாதத்தில இருந்து அந்த கோலம் போட்டு, அந்த சர்க்கரை பொங்கலகொண்டு போய் குடுத்துட்டு நான் வாங்கி சாப்பட்றதுல இருக்கு பாருங்க ஒரு சுகம்.
ம். சரி. ஓஹோ! அருமையா, அ.
அது எப்படின்னா, எங்க அம்மாவால மட்டும் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். எப்டின்னா கோவில்கள்ல சாமி ஏதோ ஆசீர்வாதம் பண்ணி தர்றதுனால அந்த ச சர்க்கரை பொங்கலுக்கு அவ்வளோ ருசி இருக்கு. அப்டிங்குற மாரி நமக்கு 1 தோணும்.
ஓஹோ! ஆ. அதாவது, உங்க அம்மா வந்து சர்க்கரை பொங்கல் வந்து அவங்க செய்றது அவங்களுக்கு செய்யவும் வருது. அத சாப்ட வந்து சாமியும் வருது. ஆனா உங்களுக்கு தான் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன்.
இன்னொன்னு வந்து. ஆ. ஆ. ஆ எனக்கு வர மாட்டேங்குது. அதான் சொன்னேன். நான் உன் பொண்ணு தானே எனக்கு வரமாட்டேங்குதேம்மா! அப்படிம்பேன். நீ நாட்கள் ஆக, ஆக நீ முயற்சி பண்ணு. நான் வெள்ளிக்கிழமை செய்யறது உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் முயற்சி பண்ணி பார்ப்போம்ன்னு. அம்மா சொல்லுவாங்க நான் ஒரு மாதம் முழுக்க செய்வேன் நானு இந்த மார்கழி மாதங்கள்ல. அப்புறம் வந்து இந்த மாலை போட்ற நாட்கள்லாம் ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும்னா நான் உடனே என்னால முடிஞ்சுதுனா உடனே நான் இததான் பண்ணுவேன். அப்படிம்பாங்க.
ம். <laughs> ம். அ. சரி. ம். ஓ! பரவாயில்லையே, நீங்க அவங்க பக்கத்துலே நின்னு பார்க்க மாட்டீங்களா?
அதனாலே எனக்கு வந்துருச்சு போல இருக்கு. ம்ஹ்ம்.
அவுங்க பக்கத்லயே நின்னு பாக்க மாட்டீங்களா? என்ன தான் அப்டி ஒரு ரகசியம் இருக்குனு.
அதேதாங்க. சாதெல்லாம் வ வடிச்சுருவாங்க. அந்தச் சக்கர பாகு வந்து போடுவாங்க. அ இந்தத் தேங்காய்லாம் போட்டா எங்கம்மா நெய்ல போட்டு நல்லா வறுத்துப் போடுவாங்க. நானும் அதேதான் பண்ணுவேன். முந்திரி பருப்பல்லாம் நானும் அந்த கலர்லயே வரணும்னு நான் முயற்சி பண்ணுவேன். என்னால அவ்ளவு முந்திரி பருப்பு மட்டும் இன்னு வரைக்கும் எனக்கு வரல.
சரி. ஓஹோ! ஓஹோ!
அந்த அந்த கலரு, அத தேங்காயப் போட்டு நல்லா அப்டியே ஒ 2ம் ஒரே கலர்ல இருக்கும். இப்ப நான் சொல்லம் போதே எனக்குச் சாப்ட்ணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரு
ம். என்னங்க நீங்க எனக்கு வேற ஆசைய தூண்டுறீங்களே! ஆ.
ஆ அந்த மாதிரி வறுத்து, அந்தப் பாகு, இந்த இதுல போட்டு ஒரு கெளரு தான் கெளறுவாங்க. நானா வந்து அவசரத்துக்குலாம் பொங்கல் வப்பேங்க. குக்கர்ல வச்சுட்டு, குக்கர்ல நல்லா சாதத்தையும் அந்தப் பருப்பையும் வேக வச்சுர்றது. அவுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எப்டி சொல்றது? நமக்கு ஊர்லலாம் வடிப்பாங்க இல்லயா? அந்த பாத்திரத்தில தான் அவுங்க செய்வாங்க.
ஓ சரி, சரி. ம். ஆமா. ஓ! சரி, சரி. இப்போ நீங்க வந்து குக்கர்ல செஞ்சுடுவீங்களா?
நானும் அந்த மாரி முயற்சி பண்ணிருக்கேன். ஆ
நீங்க குக்கர்ல செஞ்சிடுவீங்களா?
இல்ல, நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்ததே இல்ல. எதுக்கு நம்ப ரிஸ்க் எடுக்கணும்? நம்ப குக்கர்ல வச்சு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு, இன்ன வரைக்கும் வரல. அதேமாதிரி, கேசரி அப்படிதான். அந்த கேசரிங்க, அந்த ஒரு கரண்டி இருக்குல்ல, அதுல இப்போலாம் கூட பிளாஸ்டிக் கவர்லாம் கட்டிட்டு நமக்குலாம் இப்ப பரிமாறுவாங்கல்ல. ஏன்னா, அது ஒட்டாம இருக்குங்கறதுக்காக. எங்க அம்மாலா செஞ்சா அது ஒட்டவே ஒட்டாதுங்க. நானும் எதாவது நான் எங்க அம்மா மாத்திடலாம்ன்னு கூட நான் பார்த்துருக்கேன்.
சரி, சரி. ம். ஆமாமா. ஆமாமா. அ. <chuckles> ஓஹோ!
எப்படியாவது என் வீட்டுக்காரர் கிட்ட வந்து, எங்க அம்மா வந்து இன்னைக்கு நல்லா செய்யலன்னு சொல்ல வைக்கணுங்கறதுக்காக <chuckles>
ம். <laughs> பல சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களே நீங்க!
அந்த ஆமாமா. ஏன்னா என்ன மாதிரி தான் அம்மாவும். சில நேரங்கள்லாம் தடுமாற்றம்லாம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் வராது. சூழ்நிலை காரணமா இன்னைக்கு நல்லா வரலைன்னு சொல்ல வைக்கணுங்குறதுக்காக
ம்.
ஆனா எங்க அம்மா அந்த பதம் மாறாம எப்படி செய்யணும் அப்டீன்னா, அப்படியே ரவய அழகா பொன்னிறமா வறுத்துட்டு, அதோடு போட்டு அந்த சர்க்கரைய கலரு, கலரு, கலருனு கலருவாங்க. நானும் பண்ணி பாத்துருக்கேன். அத நெய்ய ஊத்தி அப்படியே மேல மேல அப்படியே நெய் தனியா வரும்ங்க.
ம். அ. ஆமாமா. அ.
ஆனா, எனக்கலாம் வரவே வராது. <chuckles> எவ்ளோ தான் நானும் நெய்யி ஊத்து ஊத்துன்னு <chuckles> ஊத்துற.
ஓஹோ! <laughs> ம்.
நான் கூட ந 1/2 லிட்டர் நெய்ய ஊத்தினாலும் தின்னுட்டே இருக்குமா இது?
<laughs> <inhales> ஓஹோ!
அப்டீங்கிற அளவுக்கு நானா கப்ல செஞ்சு பாத்துருக்கேன். கப்ல டம்ளர் அளவுக்கெல்லாம் ஊத்தி பாத்துருக்கேன் நெய்ய எங்க அம்மா செய்ற மாரி எனக்கு வரல. அதே ரவ தான். அதே அஹா.
என்னதாங்க அந்த ஒரு ரகசியம் அது? அ. என்னதான் அவங்க ரகசியம் வந்து கைப்பக்குவம் தானா?
அவங்க வந்த அத, அடுப்புல சிம்மும்பாங்க. மீடியம்ல வச்சுக்கணும்பாங்க. இப்ப இது பதம்பாங்க. இப்ப இது கலரண் விடாம கேலரணுமாங்க.
அ.
அது ஒன்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப திருவாதுர போது 1 களி செய்வாங்க.
சரி.
அ அந்த சிவபெருமானுக்காக படைக்கிறதுக்காக 1 களி செய்வாங்க. அந்த வெரதம் காலையிலேந்து இரவு சாய்ங்காலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் அது.
ஆமாமா. சரி.
அ முழுக்க விரதம் இருப்பாங்க. இருந்து அத களி செஞ்சி படச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் சின்னதில இருந்தே பாக்குறேன் நான். ஆனா, களி மாத்திரம் சாப்பிடுவேன். பொங்கலுக்கும் அதுக்கும் என்ன வித்யாசம்னா? அதுவும் இப்டி தான் வடிச்சி தான் செய்வாங்க. அதில இந்த பயிரெல்லாம் கூட பெருசா போடமாட்டாங்க. ஆனா, அது கூட அவ்ளோ டேஸ்ட்‌டா இருக்கும்
ஓஹோ! சரி. அ! ம். ம். சரி. ஓஹோ! இது களின்றீங்க. ஆனா, வந்து அ, அ. இந்த அரிசியில செய்வாங்களா?
வேற மாரி தான் அ. ஆமாமா. ஆனா திருவாதிர களின்னு தான் சொல்லுவாங்க. வடிச்சு செய்வாங்க அத.
சரி, சரி. ம்.
சா நம்மல்லாம் கஞ்சி இருக்கில்லையா? அத வடிச்சிட்டு, அத சர்க்கரை பாகோட சேர்ப்பாங்க.
ஓ! சரி சரி. அதாவது அந்த பொங்கலுக்கும், இதுக்கும் நடுவ்ல ஒரு விஷயங்ளா அது?
ஆமாமா. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு கழினு சொல்லும்போது, நமக்கு தெரியல. அதிலயும் தேங்காய்லாம் கட் பண்ணி போடுவாங்க தேங்காய.
ஓ! சரி.
அ அது இப்டி பைட் பண்ணி சாப்ட்ற டேஸ்ட் இருக்கு பாருங்க. சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கும். <chuckles> அந்த மாதிரி ஒரு ரெசிப்பில நான் செஞ்சு பார்க்கிறேன். ஆனா, கை கொஞ்சம் வரும். ஏன்னா, வடிக்கிறது அதுக்கப்புறம், கெளர்றது. கொஞ்சம் நான் வந்து பழிய போட்டு, நான் செஞ்சு பார்த்ததுலாம் உண்டு. அது கொஞ்சம் பரவாயில்லாம வரும். அவுங்க அளவுக்கு எனக்கு வராது ஆனா. எதுவுமே இதுவரைக்கும் வரவே இல்லன்னு தான் நான் சொல்லனும். <chuckles>
<laughs> ஆனா உங்களுக்கு ஏதோ வருது இல்லயா? இத வந்து நீங்க, சரி நான் இப்டி செஞ்சிருக்றேன். "எங்க அம்மா செஞ்ச மாதிரி இது இருக்குது," அப்டினு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுமா?
ஆ. அ. எங்க அம்மா செய்ற மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாவும் அந்த ஆயிலே இல்லாமங்க, இந்த கேரட் பொரியல்லாங்க, ரொம்ப வேணாங்க. இப்ப இதுவரைக்கும், இதெல்லாம் கூட பெரிய விஷயம். கேரட் இருக்குல, அத வந்து நல்லா ஸ்க்ரேப்பர்ல போட்டு, நல்லா சீவி எடுப்பாங்க. அதுல எண்ணெயும் ஊத்த மாட்டாங்க, ஒன்னும் பெருசா எதுவும், தண்ணியும் ஊத்த மாட்டாங்க. அப்டியே வதக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுல திடீர்னு கொஞ்சூண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சூண்டு மொளகாய் பொடி போடுவாங்க. கொஞ்சமா ஒரே ஒரு அ ஆயில் ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க ஊத்துவாங்க. அது எல்லாத்துக்கும் அப்டியே போயிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு. தண்ணீயே ஊத்தவே மாட்டாங்க.
ம். ஆமா. சரி. ஓஹோ! சரி. ம்ஹும்.
ஆனா, அத டேஸ்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அதெல்லாம் பண்ணி பார்த்த உடனே நான்லாம் தண்ணீர் ஊத்தி வேக வச்சது நமக்கு வரவே மாட்டேங்குது. <laughs>
சரி, சரி. <chuckles> ஆ.
எல்லாம் ஈவனா அது வந்து ஃப்ரையா அந்த ஒரு மாறிட்டு இருக்கணும்ல ட்ரை ஆகணும்ல? எனக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பச்சையாகவே இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்ல கொழ கொழன்னு ஆகிடும். ஒண்ணு பாத்தீங்கன்னா, கருப்பு கலர்லாம் ஆயிடும். எண்ணெயும் தண்ணீ பெருசா ஊத்தாதுனால. எனக்கு அது வரவே இல்ல. இப்ப வரைக்கும் அது சுத்தமா வரவே இல்ல, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் தான். நான் தண்ணீ ஊத்தி வேக வச்சுருவேன்
கண்டிப்பா. ம். ஐயய்யோ! சரி, இப்போ அம்மா என்னன்னமோ செய்யுறாங்க, வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சமையல் நிபுணனின்னு சொல்லிடலாம் போல இருக்கே! ம்.
எதுக்கு. ஆமாமா, ஆமா. அப்புறம் இன்னொரு மிளகு பொங்கல் இருக்குல்ல? அந்த மிளகு பொங்கல்ல நாங்கலாம் மிளக எடுத்து போட்டுறோம்ன்னு, சொல்லிட்டு மிளக நல்லா மிக்ஸியில இதுல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுவாங்க.
ஆமா. சரி.
அந்த மிளகு பொங்கலன்னு வேற யாராவது குடுத்தாங்கன்னா நானெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க.
ஓஹோ! அதாவது வந்து ஒரு முழுசா இல்லாம வந்து அத அரைச்சு செஞ்சுடுறாங்க. ஆஹ்ம்.
ஆ. அந்த பச்சரிசிய நல்லா ம மசியே வந்து கொழைய கொழைய நல்லா எடுத்துட்டு, நல்லா மசிச்சிடுவாங்க.
சரி.
உப்பு மாத்தரம் போட்டு அத வந்து எடுத்துடுவாங்க, மசிச்சி வேகும்போதே போட்டுருவாங்க. உப்ப மசிச்சி எடுத்துருவாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரைண்ட் பண்ணி வைச்சிருக்காங்க இல்லயா, மிளகு அத கொண்டு போய் நெய்யில போடுவாங்க. நெய் தான் நாங்க அதிகமா யூசு பண்ணுறது.
ம். ஆமா. சரி, சரி.
நெய்யிலாததே 1 இருக்காது. நெய்யில வந்து அத போட்டு நல்லா நானா அத பண்ணணும்னா எனக்கெல்லாம் தும்மலா வந்துரும். அ.
ஓஹோ! ஆமா, இது கொஞ்சம் காரமா இருக்கும் இல்லையா?
ஆ காரமா இருக்குல்ல. ஆனா எங்க அம்மாலாம் பண்ணுனா, அது வீட்டில தான் வாசமா இருக்கும்.
ஓஹோ! இப்ப இத வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்களா, உங்க குடும்பமா?
ஆமங்க! நல்லா டேஸ்ட்டா இருக்கும். மிளகு பொங்கல் வந்து எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் தெரியுமா? அது வந்து மிளகு. இந்த மார்கழி மாசத்தில நம்ம சொல்றோம்ல்ல எப்படி சக்கர பொங்கல் சாப்பிடறோமோ, அந்த மாதிரி இத வந்து வாரத்துக்கு 1 நாள் வந்து குடுத்துருவாங்க. ஏன்னா சளி பிடிக்கக்கூடாது. பனி நாட்கள் பனி அதிகமா பெய்யும் இல்லையா?
<laughs> அ. ஆமா. ஆமாமா.
அதனால அப்பல்லாம் இத வந்து வழக்கமா, மார்கழி மாதம்னா மிளகு பொங்கல் கெடைக்கும் நமக்கு இன்னைக்கு. அந்த நெய்யில போட்டு, ம மிளக வறுத்துட்டு, அதுக்கப்பறம் அத வந்து அந்த ப சாதத்தில போட்டு கெளறிட்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டு போடுவாங்க.
ம். ஓஹோ! பரவால்லயே. ஆ.
அ செம டேஸ்ட்டா இருக்குங்க அது. இது நான்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் கொஞ்சமா முயற்சி பண்றேன். வருதுன்னு தான் நெனைக்கிறேன். <chuckles>
பரவால்ல. ஏன்னா இப்போ பாத்தீங்கனா வச்சுகோங்களேன், இப்ப உங்க பாட்டி ஒரு விதமா பண்ணியிருப்பாங்க. உங்க அம்மா வந்து, அத ஒரு விதமா பண்றாங்க. இப்ப நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்றதே வந்து ஒரு உங்க அம்மா செஞ்சது ஆமா இப்ப உங்க அம்மா செஞ்சது அ குறிப்பிட்ட என்னா சொல்றது? அந்த ஒரு பதார்த்தம் தான். ஆனா அது நீங்க செய்யும்போது அது வேற விதமா வருது இல்லையா? அப்ப அதுவும் கூட வந்து ஒரு சிறந்த உணவு தான் இல்லையா?
ம்ஹ்ம். நான் என் பேர வச்சுருவேன் அதுக்கு. <chuckles> ஆ. ஆமாமா. ஆ ஆனா அதுவும் சிறந்த உணவுதான். ஆனா என்னவோ நம்ம அம்மாவோட ரெசிப்பி நமக்கு வரலயே! ச்சே! அம்மாக்கப்புறம் நாம தான். அ ஏன் ஏன் கணவரு என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போய் தெரிஞ்சுட்டு வாப்பா" அப்பிடிம்பாங்க. <laughs> ஊருக்கு போனேன்னு வச்சுக்கங்களேன்! "நீ போடுற சாப்பாட என்னால சாப்பிடவே முடியலடி. தயவுசெய்து உங்க அம்மாட்ட எழுதி வாங்கி" <laughs>
<laughs> <laughs> அ ஓஹோ! உங்க அம்மாவ ஊருக்கு எடுத்து சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவரு.
ஆ. ஆஹம்.
உங்க உங்க வீட்டுக்கு கு கு என்ன சொல்றது? அழைச்சின்னு வந்துட சொல்றாரு <chuckles>
ஆமா. வந்தாங்கன்னா, எங்க அம்மா கிச்சன்லே இருக்கிறமாரி தான் இருக்கும். இங்க வந்தாலும் சரி, அங்க ஏ ஏன் கணவர வந்து நான் ஊருக்கு கூட்டிட்டு போனாலும் சரி, <chuckles> அ கிச்சன்ல தான் அதிகமான நேரம் இருப்பாங்க. என் அம்மா. அது என்னவோ என் கணவருக்கும் எங்க ஊருக்கு போறதுன்னா ரொம்ப பிடித்தமானதா ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மாவோட இந்த மாதிரியான சமையல் ஒரு காரணம்.
<laughs> சரி. ஒ பரவாயில்லயே! ஆ.
அதான் க் ப வறுவல்ல. ஆ நானா நெனச்சு பார்ப்பேன். எனக்குலாம் இப்பிடிலாம் வறுக்கு வருமா! அப்பிடிங்கிற மாதிரி. சில வறுவல்லாம் அப்பிடி வருப்பாங்க. வாழைக்காய்லாம் வந்து என்னவோ சொல்லுவாங்க. மீன் மாதிரி நாங்க வந்து வெஜிடேரியன் தான். மீன் மாதிரி கட் பண்ணிட்டு, அப்பிடி சொல்வாங்க மீன் வறுவல்ன்னு சொல்லிட்டு ஏம்மா அப்பிடி சொல்றீங்கன்னு கேட்டா, <swallows> முதல்ல வந்து எண்ணெய வச்சுருவாங்க. அதில கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்ச பொடி, கொஞ்சம் கரம் மசாலா இருக்குல்ல, அத போட்டுருவாங்க. வாழைக்காய வந்து ஓரளவு அந்த எப்பிடி சொல்றது, கட் பண்ணி சென்டரா கட் பண்ணி எடுத்துருவாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் இருக்கும்.
ம். ஓ! சரி. ம். சரி. ஓஹோ! ம். நீட்டமா பண்ணிடுவாங்களோ! அ.
ஆ நீட்டமா. ஆமா. கொஞ்சம் தடிமனாவும் இருக்கும். ஆனா, அது ஃபுல்லா ஃப்ரையா இருக்கும். மேலே கிரிஸ்பியா இருக்கும். உள்ள ஒரு மாதிரி நமக்கு வெந்து நல்லா இருக்கும். அ மேல கொஞ்சம் காரமா இருக்கமாரி இருக்கும். உள்ள அத பைட் பண்ணும்போது, செம டேஸ்டா இருக்கும்.
ம். சரி. அடடா! ஆ.
முதலே வேக வச்சுடுவாங்க. உப்பு போட்டு. அத கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருவாங்க. எண்ணெயில போட்டு மஞ்ச பொடி, மிளகா பொடி போட்டு இந்த கரம் மசாலா பொடி இருக்கு இல்லயா! அத போடுவாங்க. அவ்ளோதான் பண்ணுவாங்க.
ம். ஆமா. ஓஹோ, இப்ப இதையாவது வந்து எண்ணெயில வருப்பீங்களா? இதுவும் நெய்ல தானா?
இல்ல, இல்ல. எண்ணெ தான். அதான் எண்ணெ தான். <chuckles>
சரி சரி.
இதான் நான், வறுவல், இந்த பொரியல்லாம் கூட நல்லா செய்வாங்க! அப்புறம் எனக்கெல்லாம் வந்து இந்த வெள்ளரிக்கா இருக்குல்ல. வெள்ளரிக்காயல்லாம் நான்லாம் கட் பண்ணி சும்மா குடுத்தா சாப்ட்ருவேன். அதிலலாம் எங்க அம்மா கூட்டு வப்பாங்கங்க!
ம். ஆமா. ஆமாம்பா. என்னங்க சொல்றீங்க! உண்மையிலேமேவா?
நெஜமா, அந்த பாசி பயிர போட்டு, அந்த வெள்ளரிக்காய கட் பண்ணிட்டு, பாசி பயிரையும், அதையும் நல்லா வேக வச்சுடுவாங்க.
அ. ஓஹோ!
அதுக்கப்புறம், அந்த நெய்ல போட்டு சீரகம், மிளகு, ஆ, அப்புறம் கொஞ்சமா இஞ்சி போட்டுப்பாங்க. ஏன்னா, நமக்கு வந்து அந்த வெள்ளரிக்கா வந்து கொஞ்சம் த இதா இருக்கும் இல்லயா! அ பூண்டு சேக்கற வழக்கம் இல்ல. அதனால பூண்டு சில பேர்லாம் பூண்டு போட்டா இன்னும் நல்லாருக்குன்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய தோழிகள்லாம் சொல்லுவாங்க. பூண்டு சேர்க்கிற வழக்கம் இல்ல. பூண்டு சாப்பிட மாட்டோம். அதனால அது வ இத போட்டு, இ இப்பிடி போட்டு தாளிச்சு குடுப்பாங்க. பாருங்க, இந்த கருவேப்பிலையெல்லாம் அப்பிடியே நெய்ல ஃப்ரை ஆயி செம்மையா இருக்கும்!
ஆமாமா. ஆமா. ம். அடடா! அ
அது, அது ஒரு மாரி, அதுக்குமே அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, 1 பொடி மாரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க.
சரி.
அந்த பருப்பு, ஜீரகம், மிளகு, பச்சரிசி அ அந்த மாதிரி சிலவுங்க சாம்பார் 1 பொடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கூட்டுக்கு 1 பொடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதத, அது அதுல போட்டு எப்பிடியோ நானும் இதெல்லாம் எடுத்துட்டு போயிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்.
ம். ம். ஓ! நான் அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா, இந்த மாரி அவுங்க கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பும்போது நீங்க அந்த பாட்டில் எல்லாம் தூக்கின்னு உங்க வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, 1 வேள அந்த ரகசியத்த கண்டுபிடித்திருப்பீங்களோன்னு? ஆ.
ஆ <laughs> இல்ல, நான் ரகசியம் அது இல்ல. எனக்கு எங்க அம்மா குடுக்குறதே வழக்கம் தான். குடுத்து அனுப்புவாங்க, நீ இத, இத இப்பிடி பண்ணப்பான்னு. ஆனா, நானும் முயற்சி பண்ணுவேன், என் மாமியார் சொல்லுவாங்க, நீ உங்க அம்மா மாரிதாம்ப்பா செய்யுற அப்பிடிம்பாங்க. ஆனா, எனக்கே ஒப்புக்கொள்ள முடியாது. எனக்கே மனசுக்கு ஒப்பாது இதுவும் இதுவா என்ன அம்மா செஞ்சதுன்னு சொல்லுறீங்க? அது மாதிரியே நான் செய்யுறேன், அப்டீன்னு என் கணவர் என்னைய மேலேருந்து கீழ வரைக்கும் பாப்பாங்க.
ஆ. அப்ப பாருங்க அவுங்களுக்கு தெரியுது. ஆ. சரி, சரி ஆ. ஐய்யயோ! ஆ. <chuckles>
ஒ எங்க அம்மா பாராட்டுனது பாரு, உன உன் உங்க அம்மா செய்யுறது இன்னும் தெரியவே இல்ல எங்க அம்மாவுக்கு அப்பிடிம்பா
ஓ! பரவாயில்ல. அதாவது உங்க அம்மா தான் வந்து இங்கே வந்து 1 ச சமையல் கலைஞராக இருந்திருக்குறாங்க.
அன்னபூரணி அப்டீன்னு பேர் சொல்வேன், நிஜமாவே நீ அன்னபூரணி தாம்மா அப்பிடிம்பேன். உன் கை பக்குவமே பக்குவம் தான்
ம். ஆமா. ஏன்னா, எல்லாராலயும் முடிஞ்சிராது இல்லீங்களா?
ஆமாமா. அத சொல்லும் போதுமே நல்லா சொல்லுவாங்க எங்க அம்மா. நா நான் நல்லா சொல்றேனான்னு தெர்ல. "இது இப்பிடி போட்டு இப்பிடி வறுத்து கொட்டுணோம்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்‌ டா இருக்கும்." அந்த, வெங்கடேஷ் பட் லாம் சொல்லுவார்ல, அந்த மாத்ரி. "இவனுக்கு இவன் தான் ஃபிரெண்ட் டு. இவனுக்கு அவன் தான் ஃபிரெண்டுங்குற" மாத்ரி <chuckles>
இது. ம். ம். ம். ஓ! ஓ! ஆமா மா- ஆமா அவரு ஒரு அ.
அந்த மாரி தான் எங்க அம்மாவுமே சொல்ற மாரி இருக்கும். "இவங்களயும் இவங்க கூட தான் சேக்கணும். அப்பதான் அது நல்லாருக்கும் நீ இத கொண்டு போயி இதுல போட்டா, எப்புடி இருக்கும்? இப்படிதான் இருக்கும் <snorts> அப்டீங்குற மாதிரிலாம் நெறைய சொல்லுவாங்க. எனக்கு கூட சரியா ஞாபகங்கள்லாம் இல்ல. ஆனா, அந்த நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க சமையல்ல.
ம். ம். பரவால்லயே! ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய அம்மாவுடைய ஒரு ரெசிப்பி சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து பல ரெசிப்பிகள் சொல்லி <chuckles> ஏன்னா இந்த வாழைக்காலாம் சொல்லும்போது எனக்கே வந்து நாக்கு ஊற ஆரம்பிச்சுடுச்சு, "இந்த மாதிரி இப்பிடி பண்ணுவாங்க, அங்கே வந்து வேவணும், இப்டி நீட்டமா இருக்கணுன்னும்" பொழுது, "இது என்னதாண்டா! இவுங்க வந்து மீன் எதாவது சொல்கிறாங்களா? இல்ல வாழைக்காய் தான் சொல்றாங்களான்ற" அளவுக்கு ம் எனக்கே வந்து கற்பனை வளம் எங்கேயோ போய்டுச்சு. இப்புடி பல விஷயங்கள் வந்து உங்க வீட்ல உங்க அம்மாவுடைய இந்த கை சுவை அவங்களுடைய அந்த சீக்ரெட் ரெசிபி ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த கை பக்குவத்த வந்து மிக அழகா வந்து, அத நீங்க அனுபவிச்சு நீங்க சொல்லும்பொழுது, எனக்குமே வந்து ஒரு ஆசை வந்துச்சு. இவ்வளோ நேரம் வந்து இந்த விஷயங்கள் நீங்க பகிர்ந்ததற்கு நன்றி.
ம். <snorts> ம். ம். ஆ. மிக்க நன்றி.